<smacks lips> நம்ம நகரத்தில இருந்தாலும் சரி. இயற்கையோடு சேர்ந்து ஒண்ணா எளிமையான ஒரு நெருக்கத்தோட, நம்ம வந்து வாழலா அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்க எப்படி பார்க்குறிங்க? எப்படி அதை பண்ணலான்னு நினைக்கிறீங்க.
அ அ நம்ம எப்போவுமே மனிதன் வந்து இயற்கையா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறான்னு நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு பல பேர் இதை இதை பத்தி தான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க. பல பேர் வந்து எப்படி இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கும் அந்த தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. பொதுவா என்னோட அலுவலகத்தில இருக்கிறவங்க கிட்டலாம் பேசும்போது எல்லாமே வந்து எனக்கு என்ன தோணும்னா, <inhales> நம்ம எ நம்ம நம்மளோட ஊர் வாழ்க்கைய தான் எல்லாருமே விரும்புறாங்க. அப்போ எல்லாருமே பொதுவான கருத்து. இது வந்து ஒரு விவாதமாவே நடந்தது எங்க அலுவலகத்துல. அ அ எந்த மாரினா அ இப்போ வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நகரத்தில இருக்கிறத விட என்னோட வீட்டு அ இருக்கிறது தான் பிடிச்சிருந்துன்னாங்க. அதில முக்கிய காரணங்களா என்ன தோணுச்சுன்னா அங்க இருக்கிற, அ அங்க இருக்கிற ஒரு அ ஒரு மன அமைதி அப்படின்றாங்க. அவங்களா அ குறைந்த நேரத்தில வந்து ஒரு <clears throat> இயற்கை தலங்களுக்கு போயிட முடியும். அப்போ அருவியோ, இல்லாட்டி ஒரு அ ஏதாவது ஒரு குளிரான பகுதியோ அவுங்களால சீக்கிரமா போயிட முடியும். அதுக்கு அப்புறம், அங்க வந்து அவுங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் தான் இருக்காங்க. அப்படின்ற ஒரு பார்வை வந்து தெரிஞ்சது எனக்கு. எனக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் நானும் வந்து என்னோட ஊர் தான் வந்து எனக்கு பெருசு அப்படின்றது தான் இருந்தது. ஆனா தற்காலமா தற்காலமா இந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. என்னன்னா எப்படி மாறுது அப்படின்னா, நம்ம வந்து நம்ம நம்ம ஊர்ல இருந்து வந்தோம் ஒகே. இன்னைக்கு நகரத்தில நகரத்தில வாழ்றது தான் நமக்கு விதித்திருக்கு. இன்னைக்கு நம்ம மனிதன் வந்து உணவை தேடி. எங்கே இருந்தாலும் போய் தான் ஆகணும். அப்போ எங்கேயாவது நம்ம வந்து ஒரு வாழ்வியல நம்ம வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ வாழ்வியல வளர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த நகரம் எனக்கு பிடிக்கல, அப்படின்னு இந்த நகரத்த வந்து நம்ம வந்து குறை சொல்லிட்டே வந்து எவ்வளோ நாள் இருக்கிறது. அது அது குறை சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எந்தெந்த விஷயத்துக்கெல்லா குறை சொல்றது? அப்போ அது வந்து ஒரு மிக பெரிய மன அழுத்தத்த ஏற்படுத்தும் இல்லைங்களா? அதுனால தான் ஆ அதனால தான் வந்து என்னோட சில முயற்சிகளை வந்து நான் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட பார்வைகள் எல்லா கொஞ்சம் மாறுச்சு. அந்த மாறுனதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ண ஆரம்மிச்சேன் அப்படின்னா, என்னோட <clears throat> முதல்ல என்னோட ரூட்டின்ஸ்ல வந்து ஒரு சேஞ்சு ஓவர்ஸ்ல்லாம் பண்னேன். ஆ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து அ ப செல்ஃபோன் பயன்படுத்துறத தவிர்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ தவிர்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு 1 வாரம் வந்து தவிர்க்க ஆரம்பிக்கும்போது, ஸ்ட்ரிக்டாவே வந்து இந்த போன் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு நான் கையில எடுத்துக்க போறதில்லை. அப்படின்னு அதை ஓரமா வச்சுட்டு நம்ம செயல்படுறதன் மூலியமா தொடர்ந்து ஒரு ஒரு 1 வாரம் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம், நமக்கு வந்து அ இயல்பா காதுகள் மூலியமா பக்கத்துல என்ன பேசுறாங்க. அது வந்து தப்பான முறையில இல்ல. ஆனா வந்து <clears throat> ஆனா வந்து நம்மளோட செவித்திறன் வந்து நல்லா இருக்கு. அதுக்கு அப்புறம் நம்மளால வந்து நேரத்த அ பயன்படுத்த முடியுது. ஒகே ஒரு ஒரு 1 மணி நேரம் நம்மளால இருக்கு. அப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ட்டு, ஒரு பழைய பாத்திரங்களலாம் வந்து எடுத்து நம்ம வந்து அதை கிளீன் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டி பண்ணலாம். அப்போ தன்னை மேம்படுத்துதல் தான் இயற்கையோட வாழ்றது. இப்போ இயற்கையோடு இருந்தா அந்த அந்த அரண் இயற்கை என்னும் அரண் வந்து நம்மல வந்து தன்னை வாழ்றதற்கு அ உத்வேகப்படுத்தும் இல்லைங்களா? அது அது அது மாதிரி தான் வந்து நானும் அப்படியே வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல ஆமாங்க.
ம். ம். ம். ஆ. ம். ம், ம். ஓ! ம். ம். ம். ஓ! ம். ம். ம், ம். ம், ம். ஆ, ஆ. ம். ம். ஆமா. <laughs> அ. ஆமா. ம், ம். ம். ம். ஆமா. <laughs> ம். ம். ம். ஆமா. கண்டிப்பா. ம். ம். ம். ம். சரிங்க. ம். ம். ம். ஆ. புரியுதுங்க. ஆ ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ஓ! இப்போ இந்த நகரத்தில நீங்க இப்போ வந்து முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா, சின்ன சின்ன விஷயமா வந்து என்ன வழிகள் இருக்கு? நம்ம வந்து எப்படியாவது இயற்கையோட மீண்டும் வந்து சேர்றதுக்கு?
<clears throat> அ ஆ. நல்ல கேள்வி. அப்போ இது வந்து அ அ எப்பவுமே நம்ம வந்து ஒரு அ இ இப்போ இயற்கையோட வாழணும்னா, இப்போ நம்ம ஊருக்கு தான் போணும். இல்ல வந்து நம்ம வந்து இப்படியே இருக்க முடியாது. இல்ல நம்ம இவங்களோடையே இருந்தரனும். அந்த மாதிரி ஒரு ஊர்லயே இருந்தரனும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பேராசையா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா? <laughs> நிச்சயமா வந்து நம்மளோட வாழ்க்கை பாதையில வந்து, நம்மளால போய் கொடைக்கானல்ல வீடு கட்டி வாழ முடியாது. நிச்சயமா, ஆ. ஆமா. "நான் இயற்கையோடு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்னால வந்து அங்க கொடைக்கானல்ல ஒரு செ ஒரு ஒரு ஸ்கொயர் பீட் கூட வாங்க முடியாது, டெஃபனட்டா. சோ வாங்கினாலும் பிரயோஜனம் இல்ல. நாங்க அந்த அந்த இடத்துக்கு நான் அடிக்கடி போயிட்டு வரதுக்கான சூழ்நிலையும் இருக்காது. அப்போ அ அப்போ நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடம் இதுதான். இந்த இடத்தில இருந்து நம்ம வேலை செய்யலாம். இந்த இடத்தில இருந்து நம்மளோட அ வாழ்க்கை முறைய செட் பண்ணிக்கலாம்னு இருக்கும்போது, நிச்சயமான முறையில் நம்ம இடத்துல இருந்து அ நெருங்கிய தூரத்தில வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு அருவியா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு ஒரு அ மலையா இருக்கலாம், மலை பிரதி மலையா இருக்கலாம். அ அப்படி அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இப்ப சென்னை அருகில வந்து பல இடங்கள் இருக்குங்கிறது தெரிய வந்தது. முதல்ல அ ப முதல்ல நான் அப்படி வந்து பார்த்த இடம் வந்து ஒரு அடையாறு ஆறு இருக்கு இல்லைங்களா! அடையாறு ஆறு முகத்துவாரம் வந்து ரொம்ப, ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்கு! அ இப்போ வந்து அது வந்து யாருமே போக அலோ பண்றது இல்ல. நீங்க இதில பார்த்தீங்கன்னா தெரியும். அ வானத்தில இருந்து எடுத்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மேப்லல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அடையார் முகத்துவாரத்தில வந்து ஒரு ஒரு திமிங்கலம் ஷேப்பில வந்து ஒரு சின்ன தீவு இருக்குங்க. அ அது வந்து அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில வந்து அந்த தீவில வந்து ஒரு போ ஒரு ஒரு போரே நடந்திருக்கு. அ ஆமா, அந்த போர் வந்து அ ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த ஒரு போர் வந்து அங்க நடந்திருக்கு. அ பாட்டில் ஆஃப் சம்திங்னு வரும். அந்த இடத்துல வச்சு நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில வந்து அது இப்போ வந்து தியோசஃபிக்கல் சொசைட்டி எனப்படுகிற அந்த சொசைட்டியோட அ எண்டா இருக்கு. அ இப்போ வந்து யாருக்குமே அலவுட் இல்லை. ஆனா வந்து இது இதை தேடி நான் வந்து போய் பார்க்கணும்ட்டு, இன்னொரு நண்பரோட புகைப்படம் எடுக்கலாம்ன்ட்டு போய் அ பெசன் நகர் வழியா அப்படியே போயி பார்க்கும்போது, <coughs> இந்த மாங்கரூவ் காடுகள் சொல்லப்படுகிற அந்த இது இருந்துச்சுங்க. அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப மிரட்சியா இருந்தது. நம்ம ஊர்ல, நம்ம சிட்டிக்கு நடுவில அ இந்த அ மாங்கரூவ் காடுகள் இருக்கு அப்படிங்கும்போது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்தது. "இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம வந்து இத்தன நாள் பார்க்கலையே?" அப்படின்னு சொல்லிட்டு, அ தோணுச்சு. இப்போ இதில என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான இடத்தில வாழ்றோம் பார்த்தீங்களா? அப்போ அடை அடையாறுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆறா இருந்திருக்கு. அ அதில வந்து தண்ணி வந்துட்டிருந்திருக்கு. இப்போ இந்த ஐலேண்ட்க்கு இந்த ஐலேண்ட்க்கு இருபுறமும் போட்டுகள் போயிட்டு வந்துட்டிருந்திருக்கு. அப்புறம் அ பல பல கப்பல்கள் வந்து இந்த வழியா இங்கிருந்து வந்து நிறுத்துனதுக்கு அப்புறம், அங்கிருந்து எடுத்துட்டு வர பொருட்கள்லாம், இங்கிருந்து போயிட்டு வந்திருக்கு. இப்படிங்கிற ஒரு ஒரு வரலாற்றுத் தகவல்களும் தெரிஞ்சுக்கும் போது, நம்ம நம்ம அடையாறுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கா? இப்படியெல்லாம் இருந்திருக்கா? அப்போ நாம எந்த மாதிரியான நிலப்பரப்ப, நமக்கு இப்போ இந்த வாழ்க்கை நமக்கு குடுத்திருக்கு. அப்படிங்கும்போது அப்போ அ அ அது தான் நமக்கு வந்து ஒரு மையமா இருக்கு, அதுலிருந்து தெரிஞ்சுக்கிறது. "ஓகே இப்போ இன்னொரு இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போலாம்." அப்படிங்கும்போது அந்த இடத்தில இருக்கற சிறப்பு என்ன? மாமல்லபுரம் போறோம், மாமல்லபுரத்தில இருந்து இந்த விஷயங்கள் சிற்பங்கள்லாம் இருக்கு. அப்போ அ அதுலயும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 7 கோபுரங்கள் அ இருந்தது. அதில வந்து 1 தான் இப்போ மிச்சமா இருக்கு. மிச்சம் 6மே வந்து அ கடலுக்குள்ள மூழ்கிருச்சு. அப்போ அ அந்த அளவுக்கு நம்மளுடைய நிலப்பரப்பு விரிஞ்சிருந்திருக்கு முற்காலத்தில, அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. அப்போ அந்த கடற்பரப்புகள் எப்படி இருந்தது? மேப் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அம் அ அ கருத்தோடு நோக்குறோம். அதில வந்து எப்படி அ நம்மளோட அமைப்பெல்லாம் இருக்கு, அப்படின்ட்டு. அப்போ அது அதை வைத்து தான் நம்ம வந்து, என்ன சொல்ல? அ ஒரு அ நம்ம சமூகத்தோடு இணைந்து வாழ முடியும். நிச்சயமா இயற்கையோட நம்ம வந்து இருக்க முடியும், இல்லையா?
ம். ம். <chuckles> ஆமா. ஆமா, கண்டிப்பாங்க, ஆ. ம். ம். ம், ம். ம். ம். ம். ஆ. ஓ! ஆ. ஓ! சரிங்க. ஓ! ம். ஓ! சரி, ஆ. ஓ! அப்படிங்களா, ஆ. ம். ஆ. ம். ம். ம். ம். ம். ஓ! சரி, சரி. ம், ம், ம். ம். ம். ம், ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ம், ம். ம், ஆ. ஆ. ம். ம், ம். ம். ம். ம். ஓ! ம், ம். ம், ம். ஆ. ம். ம். இப்போ அதாவது, அ இயற்கைனாலே நம்ம ஊருதான் அப்படின்னு இல்ல. ஊருக்கு போயிரணும், அங்க இருக்கறது தான் இயற்கை அப்படின்னு இல்லாம. நம்ம நகரமா இருந்தாலும் சரி, சுத்தி பக்கத்திலயே எத்தன விஷயங்கள் இயற்கையான விஷயங்கள் நெறையா இருக்கு. ஆனா நம்ம தான் அத தேடி போ மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ அ இப்போ உங்கள மாரி இப்போ தேடி போய் பார்க்குற அளவுக்கு நேரம் இருக்கு. இல்ல ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு, அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி போய் தேடி பார்க்கலாம். அ இப்போ வந்து நேரம் குறைவா இருக்கிற மக்கள், அதாவது இப்போ வேலைக்கு போய்ட்டு வந்து ஒன்னும் பண்ண முடியல, அப்படிங்கிறவங்க வீட்டிலயே சின்ன சின்ன விஷயமா ஏதாவது இந்த மாதிரி பண்ணலாமா? அதாவது ஒரு தோட்டம் வைக்கிறதோ, இல்ல மாடியில வந்து ஏதாவது செடி வைக்கிறதோ, அந்த மாதிரி அதை பத்தி சொல்லுங்களேன்.
ம், ம். ஆமா. ம். ம், ம். ம், ம். ம். ம், ம். ஆ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்ப வந்து இதெல்லாம் கூட நம்ம வந்து பாக்கறதும், விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதும், உணர்தலும் உணர்தலின் அடிப்படையில தான் இதெல்லாம் இருக்கு. வாழ்றதின் அடிப்படைங்கிறது உணவு முறைதாங்க. இப்போ நம்ம எ எ எனக்கு அனுபவம் உண்டு. எங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு கருவேப்பில மரம் இருந்தது. அப்போ வந்து எங்க அப்பா வந்து, "உடனடியா எனக்கு வந்து இப்போ வந்து தேங்காய் சட்னி வேணும்." அப்படின்னு கேட்பாரு சில சமயம்." அ வச்சிருந்த சாம்பார் பத்தாது, இப்போ தேங்கா சட்னி வேணும்." அப்டிம்பாரு. உடனே வந்து எங்க அம்மா வந்து மிக்ஸியும் கையும் நிப்பாங்க. உடனே அரைக்க தேங்காய்கள் அரைக்கப்படும். அதுக்கப்புறம் தாளிக்கும்போது வந்து, அ டேய் 1 கருவேப்பிலை, 1 கை கருவேப்பிலை எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்கன்னா, நான் போய் வந்து 1, 1 கை வந்து உருவி வந்து குடுப்பேன். அப்போ, அப்படி இருக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அதுதான் அறிமுகம். "உணவுங்கிறது வந்து நம்ம அங்கங்க பறிச்சு சாப்ட்டுக்கலாம், பறிச்சு அது வந்து ஒரு சட்டில போட்டு இது பண்ணிக்கலாம்." அப்டின்றது தான் எனக்கு அறிமுகமா இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல், ப க பள்ளி, கல்லூரிகள்லாம் போம்போது தான் வந்து இந்த பரோட்டா, அதுக்கப்பறம் அப்பறம் நம்ம வந்து க பார்க்காத சில உணவுகள்லாம் அறிமுகமாச்சு எனக்கு. இப்போ அ தற்சமயத்துல வந்து, நம்ம உணவு முறைகளுமே நெறைய மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து குளிர்சாதன பெட்டில வச்சு சமைக்கிற பொருட்கள் தான் அதிகம். அப்படி அப்படி அப்படி இருக்கும்போது குளிர்சாதன பெட்டிகள்ல வைக்காம, நம்ம நடைமுறைகள்லேயே வந்து தீர்க்கக்கூடிய பொருட்கள், அ வந்து நம்ம பயன்படுத்தலாம். அ குது குளிர்சாதன பெட்டிய வந்து, நம்ம வந்து அத்தியாவசியமா உ பயன்படுத்திக்கணும். "ரொம்போ சாதாரண பயன்பாட்டுக்கு வந்து நம்ம அத நம்பி இருக்கக்கூடாது." அப்படின்றது ஒரு வகையா வந்து நீங்க அ இருக்கலாம். அப்பறம் நிச்சயமான முறையில எ இப்ப நா இருக்கற வீட்லயுமே ஒரு ஒரு சின்னதா ஒரு மாடி தோட்டம் இருக்கு. அதுல வந்து அ காய்கறிகள் இருக்கு. க வெங்காயம் இருக்கு. சாரி தக்காளி இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, சுரக்காய் இருக்கு. அப்பறம் அ கருவேப்பில செடி இருக்கு. அப்புறம் அ ஆமா. சட்னி பண்ணிடலாம். சோ வந்து அதுவும் எங்க மாடி தோட்டத்துல இருந்து விளையிற கருவேப்பிலைக்கு பயங்கரமான டேஸ்ட்டு. அதோட மணம் வந்து 2 வீட்டுக்கு, 2 வீட்டுக்கு அதோட மணம் வரும். அ அப்போ அ ஆமா, ஆமா. சோ பாத்தீங்கன்னா, அப்போ இப்ப பாத்தீங்கன்னா நான் அதுல இருந்து சில காய்கறிகள்லாம் எடுத்து சமைக்கிறேன். இப்போ அதுல வரக்கூடிய ஆனந்தம், அதுல வரக்கூடிய ஒரு இன்பம் வந்து, நம்மளால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாததுங்க. இப்போ அ ஆமா. அது குட்டியான தக்காளியா தான் இருக்கும். அதுல வந்து பெருசா இப்போ நார்மல் ஒரு சைஸ் தக்காளியா இருக்காது, குட்டியா இருக்கும். ஒரு 4,5 தக்காளி அந்த மாரி போடுற மாரி இருக்கும். அப்போ இருந்தாலும் நம்ம அதுல நம்ம நம்ம வெளைய வச்சு சாப்பிடுறோம்ங்கிற ஒரு உணர்வு வந்து அ ரொம்ப நல்ல உணர்வு. அப்ப அந்த மாரி வழிகள்ல நீங்க வந்து உங்களோட சமையல்லாம் வச்சுக்கலாம். இல்ல அப்படியும் நேரமில்ல, அப்படீன்னா குறைந்தபட்சம் நம்ம வந்து பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாயிட் பண்ணி, அ சமச்சு சாப்பிடுறதுக்கு பார்க்கலாம்.
ம். ம். ம். ம். ம், ம். ம்ஹ்ம். ம். ஓ! ம். ம். ம். ம். அ. ம், ம். அ. ஓ! அ. ஆ. ம். ஆமா, அ. ம். ம். ம். ம். ம். ஒ! ம். ஓ! ஓ! சூப்பருங்க. ஓ! சூப்பர்ங்க. சட்னி பண்ணீர்லாம். <chuckles> ம். ஓ. ஓ! ஸ். ம். ம். முடியாது அ. ம். அ. ம். அம். ஓ. ம். ஓ! சரிதாங்க. "அதாவது, சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம இந்த மாரி இயற்கையோட இணஞ்சு, சின்ன சாப்பாடு விஷயத்துலருந்து நம்ம வந்து அ ச ச சந்தோஷமா அனுபவிக்கலாம்." அப்படீன்னு சொல்றீங்க. இப்போ இந்த காலகட்டங்கள்ல பார்க்குறீங்கன்னா, சின்ன குழந்தைங்க நெறைய பேரு இப்போ நெறைய பேரு பொறந்து, வளர்றதே நகரத்துல தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்ப அங்கே போயிட்டோம், வேலை தேடி. இப்ப அங்க இருக்கிற குழந்தைகள் இப்ப நம்ம எல்லாம் சின்ன வயசுல பார்த்தோம்னா, ஊர்ல வந்து மண்ணுல விழுந்து, ஆடி, விளையாண்டு, எல்லாம் பண்ணி இருக்கோம். ஆனா இப்ப நகரத்துல வளர்ற குழந்தைகள், கொஞ்சம் அதுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா? இந்த மாரி அ சின்ன சின்ன விஷயங்களோட. அது வந்து எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம்? எப்படி அவங்களுக்கு சொல்லி குடுக்கலாம்? இயற்கையோட நம்ம இன்னும் நெறைய சேர்ந்து பண்ணனும்னு? ஏன்னா அவங்க வீட்ட விட்டே வெளிய போ மாட்டேங்கிறாங்க.
ம். ம். ம். ம். ம். ம். ஆ. அது சரி தான். <inhales> இப்போ என்னன்னா, அது எங்கே இருந்து தொடங்குது அப்பிடின்னா, நம்ம நம்ம ப் குப்பைகளை வந்து பிரிச்சி போட பழக்குன்னா அது வந்து ஒரு நல்ல பயிற்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்ன்னு இப்பதான் தோணு தோணுது. <inhales> என்னன்னா, அ இப்ப இப்ப நம்ம வந்து. குப்பைகள் நம்ம வீட்ல வந்து பலவிதமான குப்பைகள் வரும். அப்போ நீங்க அத வந்து பிளாஸ்டிக் குப்பைகள் தனியா, மக்கும் குப்பை தனி, மக்காத குப்பை தனி அப்பிடின்னு போடும்போது, <inhales> அப்போ மக்கும் பொருட்கள் எது, மக்காத பொருட்கள் எது, அப்பிடின்றது அந்த சிறுவர்கள்ல வந்து <inhales> இப்ப நம்ம வீட்டு குழந்தைகள் வந்து தெரிஞ்சிப்பாங்க. அப்போ இதெல்லாம் மக்குற குப்பைகள் அப்பிடின்னுட்டு, <inhales> அப்போ வந்து பெரும்பாலும் மக்கிற குப்பைகள் வந்து நமக்கு இயற்கை இயற்கையான பொருளா தான் இருக்கும். அப்ப நம்ம அத அத அ நம்மளோட தேர்வுகள் அதை நோக்கி தான் இருக்கணுங்கிறத நம்ம வந்து, அ வலியுறுத்தலாம். ஒவ்வொரு செயல்பாடுகள்ல, முதல்ல நம்ம வந்து <inhales> அ சிப்ஸ்சும், பிஸ்கேட்டும் வாங்குறத நிறுத்தணும். அதுக்கு அப்புறந்தான் குழந்தைகக்கிட்ட சொல்லணும். <inhales> நம்ம அத அத சாப்பிட்றத அதிக அதிகபட்சமா தவிர்க்கும்போது, அ நம்ம அதுக்கு பதிலா வந்து ஒரு பழங்கள் சா வெட்டி சாப்பிடுறதோ, இல்லாட்டி அவுல் அவுல்ல ஏதாவது வச்சு சாப்பிடுறது அப்பிடின்றமாரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ வந்து நம்மளே வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்பிடின்னா, அவுங்களும் அதிலருந்து அந்த சிப்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்பிடின்ட்டு, <inhales> நம்ம தான் கன்வெர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில இருக்கோம்.
ம். ம். ஓ! ம். ம். ம், ம். ம். ஆ. ம். ம். ஆமாமா. ம். ம். <laughs> ம். கண் ஆ. ம். அ. ம். அ. இருக்கும். ஆமாமா. சரிதாங்க. <inhales> அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அதாவது இயற்கைன்னா ஊர் மட்டும் தான். இதுதான் அப்பிடின்னு ஒரு கட்டாயத்தில இல்லாம அதையும் தாண்டி இருக்கிறதில எப்படி நம்ம வாழ்ந்துக்கலாம். ஏன்னா, நீங்க சொன்னமாரி வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் மாறி வந்துட்டோம். <clicks tongue> ஆனா, இருக்கிற விஷயங்கள்ல நம்ம பக்கத்திலேயே நம்ம நகரத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்பிடிங்கிறதையும் <inhales> நம்ம வீட்டிலேயே இன்னும் சின்ன சின்னதா வந்து மாடியில ஒரு தோட்டம் வச்சு சின்ன ஒரு கறிவேப்பிலை செடில வந்துவிட்டு இருக்கிற சந்தோஷத்த கூட ரொம்ப அழகாக பகிர்ந்துகிட்டீங்க. <inhales> உங்களோட இத பத்தி பேசினதில ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க.
ம். ம். ம். நன்றிங்க.
நன்றி.